ஆஹா, ம்ஹ்ம்.
அ, அப்ப குடும்பமே வீட்ல இருக்கும், எனக்கு 2 பெரிய பசங்க, அப்புறம் என்னுடைய சின்ன பொண்ணு, என்னுடைய வீட்டுக்காரர் நானு, எல்லாருமே இருக்கோங்க, ஒரு ஆள பேங்கர் ஆக்கணும். ஒரு ஆள் கையில ஊர்லாம் குடுத்துட்டோம். அப்டியே செம்மையா உக்காந்து விளயாடணும். அதுல பாருங்களேன், என் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இருக்குற காசெல்லாம் அதுவே எடுத்து வச்சுக்குது. <laughs>
அ. <chuckles> ம். <chuckles> அவங்க கிட்ட இருக்குறணும்ன்ட்டு, ம்ஹ்ம்.
ஆ, எவ்ளோ உஷாரு பாத்துக்கோங்க, அப்டி இருக்கும்போது எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க வந்து, சின்ன பொ சின்ன சின்ன பொய்கள், சின்ன சின்ன விளையாட்டுகள், சின்ன சின்ன செல்ல கோபங்கள், இதெல்லாம் எவ்ளோ அழகா இருக்கும் இல்லிங்களா?
அ. ஆமாங்க. <chuckles> கண்டிப்பா. அதுவும் அந்த விளையாட்டு நேரத்துலலாம், நம்ம அத இன்னும் நல்லா ரசிக்கிற மாரிருக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம்.
ஆமாங்க, சரியா சொனனீங்க. அந்த காலத்துல நம்மலாம் வந்து எவ்ளோ லூடோலாம் விளையாடுவோம், லூடோ ஸ்னேக் அண்ட் லேடரு அதெல்லாம் எவ்ளோ அழகா இருந்துச்சு. அதுவும் வந்து பிள்ளைங்க வந்து சொல்லும், நான்லாம் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த கலர் தான் வேணும். என்னமோ அந்த கலர் எடுத்தா தான் நான் வந்து வின் பண்ணுவேன்ற மாரி.
ஆமா, <chuckles> ஆமாங்க. ம். <chuckles> ஆமா. வேணுண்ற மாரி, <chuckles> நமக்கு ஒரு இது எண்ணம் அந்த மாதிரி. <chuckles>
ஆமாங்க, அதனால நமக்கெல்லாம் பாருங்க, அந்த காலத்துல இந்த அலைபேசி பிரச்சனைகளோ, இல்ல உடல் பிரச்சனைகளோ, ஒண்ணுமே இல்ல. ஆனா, இப்ப இருக்குற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம்.
இருக்காது ஆமா. கண்டிப்பாங்க, பல்லாங்குழில வெளயாடுவோம், பரமபதம், பல்லாங்குழி அது இதுன்னு சொல்லிட்டு, வெளயாண்டுட்டே இருப்போம், ம்.
அ, ஆ. ஆ, அது மாரியும் விளையாடுவோம். நெறயா அந்த மாரி, நமக்கென்ன விளையாட்டா இல்ல, கல்லங்கா விளையாடிட்டுருந்தோம். <laughs>
அதானே. அ கரண்ட் போனா அதுக்கு ஒரு வெளயாட்டு வச்சுருப்போம். வெளியில ஓடி வந்து, கட்டத்த போட்டு அந்த பாண்டி ஆடுறதுன்னு சொல்றது, அப்புறம் நொண்டி அடிக்குறது அது இதுன்னு, ம்.
ஆ. அ. ஆமா, அ. எவ்ளோ இருந்துச்சு, நம்ம வந்து இயற்கையாவே வந்து கையில இருக்குற பொருள வெச்சு, நெறயா விளையாட்டுகள் கண்டுபிடிச்சு அதாதுதாயி. இந்த கரண்ட்டு போச்சுன்னு சொன்னீங்க தெரியுமா, அந்த கரண்ட்டு போம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணனுங்க 2 பேரும் பேயா வந்து என்னை பயமுடுத்துவாங்க, மேல பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு. <chuckles> அப்ப, இப்ப நான் யோசிப்பேன், அந்த காலத்துல வந்து அவங்க ஒரு சத்தம் போடுவாங்க, பேய் வரும்போது ஊ அப்டினு சத்தம் போடுவாங்க. <chuckles> ஆ, அது என்ன தான் இப்ப யோசிக்குறேன் இப்போலாம், அந்த ஊனா பேய் எப்பயாவது ஊன்னு சத்தம் போட்டு வருமா? <chuckles>
கண்டிப்பாங்க, ம். ஆமாங்க. அ. பயமுடுத்தி விளயாடுறது. ம். இப்ப நமக்கு அதெல்லாம், க வேடிக்கையா இருக்கு. அப்போலாம் அது வந்து உண்மயாவே நம்ம அதெல்லாம் பாத்து பயந்துருந்துருக்கோம்.
<chuckles> ஐயோ! ரொம்ப பயப்படுவேன் எங்க அண்ணனுங்கலாம் அப்டி பயமுறுத்தும்போது. இன்னொன்னு வந்து, பெரியவங்களா இருப்பாங்க அந்த காலத்துல, பெரியவங்களா இருக்கும்போது இந்த சீட்டு கட்டு விளையாட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப இல்லிங்க அதெல்லாம் யாரும் செய்யுறதில்ல.
ம்ஹ்ம். ஆமா.